புரியுது. அதுக்கு முதல்முறை செய்றதுனால ஒரு தெளிவு இல்ல. நமக்கு அனுபவம் இருந்துச்சின்னா, இத முதல பண்ணணும். அத ரெடி பண்ணி வைக்கணும் ஒரு தெளிவு இருக்கும். ம், ம்
அப். ம். ம். <smacks lips> கண்டிப்பா ஒரு சாப்பாடு ஆக்குற அ ஒரு விஷயம் வந்து ஒரு காலையில வந்து ஒரு சாதம் சாம்பார் வைக்கிறதுக்கே, ஒரு 7 மணிக்கு இல்ல ஒரு 6:30 மணிக்கு நான் அடுப்புக்கிட்ட போன அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 9 மணி ஆகிடுங்க அத முடிக்கிறதுக்கு எனக்கு.
சரி. அடேங்கப்பா! எனக்கு புரியுது. அந்த இதில. ம், ம்
அப்ப நானு <chuckles> அப்ப நான் யோசிப்பேன் அம்மால்லாம் எப்படி இவ்வளவு சீக்கிரமா செய்றாங்க? எவ்ளோ இவ்ளோ பக்குவமா செய்றாங்க? நமக்கு ஏன் அந்த பக்குவம் வர மாட்டேங்குது. ஆனா இதே வந்து எங்க மாமியாருங்க, விறகு அடுப்பில தான் சமைப்பாங்க. ஒரு ஒரு 1/2 மணி 1 மணி நேரத்துலைங்க, அதுவும் அந்த 1 மணி நேரத்தில பாத்தீங்கன்னா, சாதம் வச்சு, சாம்பார் வச்சு, டிஃபன் செஞ்சி, அதுக்காட்டின ஒரு சட்னியோ, ஒரு சாம்பாரோ செஞ்சு அது இல்லாம டீ எல்லாம் போட்டு உ அது அவங்க வேல நம்பலாம் வேலை செய்யும்போது அப்பா!
<laughs> சரியா சொன்னீங்க. சரிங்க. சரி, சரி. சரிங்க. இல்ல அ அ அது வந்து மேஜிக் மாரி இருக்கும். எங்க அம்மாவும் இதே வேலைய தான் பார்ப்பாங்க. நான் சமைக்கிறபோ ஒரு சாம்பார் வைப்கற்கு 1 மணி நேரம் சாம்பார் மட்டும் வைக்கவே 1 மணி நேரம் ஆகும். அதனால நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அவங்க ச அப்படியே என்னமோ உள்ளுக்குள்ள போய் ஆபரகாபடா, டேப் டா அப்படின்னு சொன்ன உடனே செஞ்ச மாரி ஆயிரும், கண்.
<laughs> ஆமா. ம், ஆமா. அப்புறம் அது இல்லாமங்க அவங்க வேலை முடிச்சிட்டு வந்து அசால்ட்டா உட்காருவாங்க.
<laughs>
அசால்டா அது ஒரு ஒரு அலட்டிக்கே அலட்டிக்க வேணாம்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம ஆ அந்த மாரி ஆனா நம்மலாம் இப்படி ஒரு சோற வடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சாதன படைச்சா மாரி அப்போதான் ஒரு ஃபோன் பண்ணி நம்ம அம்மாகிட்ட பகிர்ந்துக்கிறது அத. இப்போ தாமா சாப்பாடு வடிச்சேன் இரும்மா வரேன் அப்படின்னு நம்ப சொல்லி சொல்லுவோம். அதே மாரி வந்து உட்காந்துக்கிறது, ஒரு டீ ஒண்ணு குடிக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது அந்த மாரிலாம் நா பண்ணுவேன், இப்ப நெறைய வாட்டி பண்ணியிருக்கேன் நானு. அப்போலாம் என்ன ஒரு மாரி வித்தியாசமா பார்ப்பாங்க. என்ன இந்த பிள்ள இந்த வேலைக்கே இவ்ளோ அல்ட்டிக்குது அப்படின்ட்டு. <chuckles> அப்புறமேல் நாளாக நாளாக அது தெரிஞ்சு போச்சு நம்மதான் செஞ்சாகணும், நமக்கு மாற்றா அங்க யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நா கொஞ்சம் கொஞ்சமா நா என் என் என்கிட்டேய நிறைய மாற்றங்கள் நா வர ஆரம்பிச்சுதுங்க. அதாவது
ஆமா. இது இதெல்லாம் என் கால் தூசிக்கு சமம் அப்டிங்கிற மாரி உட்காருவாங்க. ம். ம் ஹ்ம். புரியுது. புரியுது. <chuckles> ம். சரி. என்ன மாரி மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது உங்ககிட்ட?
ஆ அதாவதுங்க அதாவது இந்த அ சாப்பாடு ஆக்குறது மட்டும் நம்மளோட வேல இல்ல, இந்த துணி துவைக்கிறது, துணிய மடிச்சி வைக்கிறது, வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது நெறைய விஷயங்கள் வீட்டு வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா, நான் ஒரு அட்டவணை போட்டுப்பேன் நா எனக்குள்ளேயே.
சரி.